அ மழன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் மழைய வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய ஆளுங்களானாலும் சரி. அந்த மழங்கும்போது அது ஒரு தனியா ஒரு ஆசையாவே இருக்கும். அந்த மாதிரி வந்து, அ இப்ப நல்ல கோடைக்காலம் இருந்திருக்கும். இப்ப மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக தொடங்கிருக்கும். அந்த டைம்ல மொதல் மழையா வந்து வரயில, அந்த மழை வந் தண்ணி அப்படியே கீழ விழுகையில உங்களுக்கு வந்து அந்த மண் வாசனை வருமில்லையா? அப்ப உங்களுக்கு அந்த அந்த மாரி <tsk> சில நினைவுகள்லாம் தோணும். நமக்கு வந்து, அ மழை துளி விழுகையில நம்ம சின்ன பிள்ளைல இந்த மாரிலாம் விளாண்டுட்டு இருந்தோம் மழைல. அந்நேரம் இந்த பாட்டு கேட்டோம். அப்டின்லாம் ஒரு சில பேருக்கு அந்த நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நினைவுகள் இருக்கா? இந்த மழை வந்து அ பூமிய தழுவும்போது.
அ அருமையாக கேட்டுருக்கீங்க. முதல்ல வந்து நீங்க கேட்டது வந்து மலையா? மழையா? அப்படிங்கறது எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோணும். <sighs> மலை மலை அப்படிங்கறது ஹில்ஸ்ன்னு ஆயிடும் இல்லையா? <laughs> அதனால நீங்க வந்து மழை, பெய்யும் மழை அதானே நீங்க கேக்குறீங்க?
மழை. <inhales> ம். ஆமா. மழை, பெய்கின்ற மழை. ம்.
ஆமா. அ இப் அ இப்ப தான் இப்ப தான் நீங்க என்னிட்ட சரியா கேட்டிருக்கீங்க. ஆமா கொட்டும் மழை அ அ மழை என்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு ரம்மியமான உணர்வை தரக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு அது.
<chuckles> ஆமா.
ஆமா. அதாவது பூமியில வந்து மழை பெய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ...நமக்கு வந்து கற்பனையினுடைய வேகம் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும்.
ம்.
ஒரு பள்ளி மாணவனுக்கு மழை பெய்தால்
ம்.
உடனே அவனுக்கு நினைவு வர்றது. "இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா?" என்கிற எண்ணம் வரும்.
<chuckles> ம்.
<laughs> வரும். அதை இப்ப ஆமா. அதே போல, ஒரு அலுவலகத்துல வேலை செய்றவருக்கு மழை பெய்தால், இன்னைக்கு 1 மணி நேரம் நம்ம கால தாமதமாக அலுவலகம் போகலாமா? இதுக்கு இந்த மழைய வந்து நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாமான்னு தோணும்.
ம் அது கண்டிப்பா. ம்.
ஆனா ஒரு விவசாயி அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த மாதிரி எந்த விதமான கற்பனையுமே இல்லாம, அவருடைய சிந்தனை எல்லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயல் பரப்பிற்கும், வரப்பிற்கும், கம்மாய், குளம், குட்டையை நோக்கித்தான் அவருடைய சிந்தனை எல்லாம் போகும்.
ம்.
இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க! "மழை வந்து எத்தனை மனிதர்களுடைய உணர்வுகளை புரட்டி போடுகிறது." என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆமா.
அப்ப பூமியில வந்து மழை பேய்ஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்ன ஆவும்? பூமியில தரையில வந்து புல், பூண்டு முதலிய தாவரங்கள் அ முளைக்கத் தொடங்கும். தாவரங்கள் வந்ததுச்சுன்னா ...விலங்குகள் நல்ல உணவுக்கு செரமப்பட வேண்டியது இல்ல. விலங்குகள் நல்ல உணவ சாப்பிட்டுருச்சு அப்டின்னா
ம்.
அந்த விலங்குகளை வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த விலங்குகளுக்கு உணவை தேடி அலைய வேண்டியதில்லை. அது மட்டுமில்லாமல் மழை பேஞ்சது அப்படின்னா, நமக்கு அடுத்து நினைவு வருவது நம்ம ஊர்ல இருக்கிற கம்மாயில தண்ணி நிரம்பிருச்சா நம்ம மடையை திறந்து தண்ணீர் பாய்ச்சி, விவசாயத்தை மேற்கொள்ளலாமா? அப்படிங்கிற எண்ணமும் ஒரு விவசாயத்துக்கு வரும். ஒரு விவசாயிக்கு கண்டிப்பாக வரும். குளம் குட்டைகளில் தண்ணீர் நிரம்பிருச்சா? காலையில எழுந்த உடனேயே நம்ம அங்க போயி அ நீராட முடியுமா?
கண்டிப்பா.
நம்மளுடைய விலங்குகள அங்க நீராட வைக்க முடியுமா? இப்படிங்கிற எண்ணம்ல்லாம் வரும். இந்த எண்ணங்கள் எல்லாமே இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய கொடை என்று தான் நான் பார்க்கிறேன்.
ம்.
ஆமா. மழை பெய்தாத்தான் வந்து ஆத்துல வந்து தண்ணி வரும். மழை பெய்தாத்தான் அருவில தண்ணீர் கொட்டும். அப்போ நம்மளுடைய மனதிற்கும், உடலுக்கும் இயற்கை தந்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரஷாதம் வந்து மழை தான்.
ம். கண்டிப்பா. இப்ப இந்த மழை வந்து நமக்கு மழை வரும்போது சில பேருக்கு வந்து கோவம் வரும். "என்னடா இது இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் போ முடியல. வெ க வெளிய போனா நச நசன்னு இருக்கும்." வ அ சில பேரு பெரியவங்கல்லாம் நெனைப்பாங்க, "வெளிய போகவே முடியாதே. காய் வாங்க போகணும்னு நெனச்சு இப்படி மழை வந்து பேஞ்சு, இப்படி பண்ணுதே." அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு வந்து அ நல்லாருக்கும். "இன்னைக்கு நல்லாயிருக்குல்ல! மழை பெஞ்சிருக்கு. ஒரு மாரி குளு குளுன்னு இருக்கும். இன்னைக்கு இதில ட்ராவல் பண்ணி போனோம்னா நல்லாயிருக்கும்." அப்படின்னு இந்த மாதிரிலாம் தோணும். உங்களுக்கு இந்த மாரி ஒரு உணர்வுகள்ல ஏதாவது தோணியிருக்கா உங்களுக்கு மழை வரையில?
ஆமா. இல்ல. மழை வரும்போதுங்க நம்ம இத 2 வகையா நான் பார்க்குறேன். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு, நீங்க சொல்ற பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. நகரத்தில உள்ளவங்களுக்கு மழை பெஞ்சா அவங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா கிராமத்தில அது மகிழ்ச்சியான விஷயம். நகர்ப்புறங்கள்ல அது வந்து வேதனையான விஷயம்.
ம்.
ஏன்னா அங்க வந்து நகர்ப்புறங்கள்ல விவசாயம் என்பதை பார்க்க முடியாது. அங்கே வந்து தண்ணீரைக் கண்டாலே அவங்களுக்கு உடனே அலர்ஜி ஆயிடும். "ஐயயோ! மழை வந்துருச்சே. நம்ம என்ன பண்றது? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோ? அல்லது நம்மளுடைய வாகனங்கள்லாம் கொண்டு போய் நம்ம எதாவது மேம்பாலத்தில நிறுத்தி வைக்கணுமா? நம்ம சாலையில கடந்து கடந்து செல்லுகிற பொழுது, அங்கே குழி இருக்குதா? பள்ளம் இருக்குதா? இல்ல மின்சார வயறு ஏதாவது அறுந்து போய் கிடக்குதா?" இப்படிங்கிற கவலை வந்து நகர்ப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு தான் வரும். கிராமத்துல உள்ளவங்களுக்கு அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். முத நாள் இரவு வந்து மழை பெய்ஞ்சுருச்சுனா
ம்.
அந்த மழை பெய்து ஓய்ந்த உடனேயே அதிகாலை 5 மணிக்கே எழுந்துருச்சி விவசாயி எல்லாம் அ வயல்வெளிக்கு போயிருவாங்க. "நம்ம வயல்ல நிறையா தண்ணீர் கிடக்குதா? நம்மது வயல்ல கிடக்கிற தண்ணீர் எங்கேயாவது வந்து அ நண்டு ஓட்டை போட்டு, அந்த ஓட்டை வழியா அடுத்த வயலுக்கு தண்ணி போயிருச்சா? அந்த தண்ணிய வைக்கணும். அதேமாதிரி வயல்வள வயல்வெளில நிறையா வந்து அ பூக்கள் பூத்து குலுங்குதா? நீர் நிலைகள்லாம் எப்பிடி உடைக்காம இருக்குதா? நம்ம உடனடியாக அ மாடை ஓட்டிக்கொண்டு வந்து, கலப்பையைப் பூட்டி இந்த வயலை உழுவ தொடங்கலாமா?" இப்பிடிங்கிற சிந்தனை எல்லாம் வந்து அவுங்களுக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கும்.
ஆமா. ம், ம் ம். ம்.
ஆமா. வானத்தில் இருந்து பெய்கிற மழைத்துளி இல்லை என்றால், பூமியிலே எங்கே புல் பூண்டு எதுவுமே இங்கே முளைக்காமலே போய்விடுமே! ஒரு ரம்மியமான சீதோ சீதோசன நிலையே இங்க நம்ம ஊர்ல இருக்காதே!
ஆமா.
அப்போ மழை வந்து இந்த பூமிய தழுவுகிற பொழுது, நாம் என்ன செய்றோம் அப்பிடின்னா, ஒரு இறைவனே! நமக்கு வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுப்பது போன்ற உணர்வை தான், நாம் முதலிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மழையை வந்து சுவிட்சு போட்டது மாதிரி வரணும்னு நினைப்பான்.
ம், ம். ம்.
"நம்ம இப்பத்தேன் அவசரமா கெளம்பிட்டுருப்போம். இப்ப மழை வருது."
ம்ஹ்ம்.
அப்படின்னு நெனைப்பாங்க. மழைய வந்து திட்டுபவர்களும் நிறைய உண்டு. "இந்த நேரத்தில மழை பெய்யுதே! ராத்திரி பெய்யக்கூடாதா? தூங்கும்போது மழை வரக்கூடாதா? காலையில அலுவலகம் கெளம்பிட்டுருக்கும்போது மழை வருதே." இப்படின்னு சங்கோஷப்படுகிற, அ மக்களும் இங்கே அதிகமாக உண்டு. ஆனா எது எப்படியாயினும், மழை என்பது பூமியினுடைய வரப்பிரசாதம். இயற்கை நமக்கு தந்த கொடை.
ஆமா. ம். <tsk> ஆமா.
நாம் செய்த மனிதர் செய்த தவத்தினுடைய பயனால், வானம் என்பது நமக்கு அள்ளித் தருகின்ற அற்புதம் வந்து மழை. அதுதான் உண்மை.
ம். உண்மையாவே மழை வந்து உயிர் நீர் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த மழை தான் த மழைத் தண்ணி தான் நமக்கு வந்து அந்த கோடை காலங்கள்லேயும், அந்த தண்ணிய சேர்த்து வச்சு நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து உதவுது. எ இப்ப பார்த்தீங்கன்னா, மழ வரையில ஒரு சில பேருக்கு வந்து அ கவிதைலாம் வரும். அந்த பா அந்த மழ வரையில. சில பேருக்கு வந்து சில பாடல்கள் நினைவு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு பாடல், அ ஏதாவது அந்த மாரி வ தோணுமா உங்களுக்கு? அந்த மழை தே வரையில, உங்களுக்கு அத ரசிக்கையில.
சில பாடல்கள் வரும். மழை தொடர்பான பாடல்கள் வராது நமக்கு. துள்ளலிசை பாடல்கள் ஏதாவது உட்காந்துருக்கிறதுக்கு அந்த காலத்தில நாங்க குழந்தையா இருக்கும்போது, திண்ணையில உட்காந்துருப்போம். திண்ணையில இருக்கும்போது எங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் குழந்தையா இருக்கும்போது, ஒரு கூரை வீடு. அதாவது எப்படின்னா, பனை ஓலையில் வேயப்பட்ட கூரை வீடு. அந்த திண்ணையில பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்த பிறகு, திண்ணையில உட்காந்துருப்போம். அந்த கூரையிலிருந்து வந்து தண்ணீர் வந்து விழும். சொட்டு சொட்டா வடிஞ்சுட்டே இருக்கும். அப்போ அ பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் வந்து அந்த திண்ணையில வரிசையா உட்காந்துருப்போம். உட்காந்திருக்கும்போது, தண்ணி வந்து அப்படியே அ திண்ணைய ஒட்டி, ஒரு வாய்க்கால் மாதிரி அதில ஓடிட்டே இருக்கும். அத பார்த்து ரசிப்பது, அதே போல அந்த கூரையிலிருந்து விழக்கூடிய மழைநீரை எங்களுடைய உள்ளங்கையில அப்படியே புடிச்சிட்டு, பக்கத்தில இருக்கவங்களோட மொகத்தில வந்து அடிக்கிறது.
ம். ம்.
அவன் திருப்பி நம்ம மேல அடிப்பான். இதெல்லாம், இந்த சந்தோஷத்தையெல்லாம் நமக்கு எது குடுக்கும்? மழை தானே குடுக்க முடியும்.
<chuckles> அ. கண்டிப்பாங்க.
ஆமா. இந்த மாதிரி காலங்கள்லாம் உண்டு. அதேமாரி மழை தண்ணீர் பெய்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அ வீட்ல உட்காந்துருப்போம். கீழ வந்து தண்ணி ஓடிட்டுருக்கும். நம்ம பழைய நோட்டு புத்தகங்களுடைய பேப்பர்களை எல்லாம் கிழிச்சு, அந்த பேப்பர்ல வந்து அ கப்பல் மாதிரி செஞ்சு, அந்த தண்ணியில வுடுறது. அ தண்ணியில விடும்போது பார்த்தீங்கன்னா, வரிசையா 3 பேரும் அ சொல்லி வுடுவோம். "அ ரெடியா? 3 பேர் ரெடியா இருக்கமா? ரைட் ஓகே. சொல்லுங்க யாராவது, ஒருத்தர் சொல்லுங்க, 1, 2, 3, சொல்லுங்க." அப்பிடின்னு. அது வந்து 1, 2, 3 வுட்டு அந்த மழை தண்ணில கீழ வுடுறது. அது என்னாகும்ன்னா, ஒரு சு ய 3 பேரும் விடும்போது, யாரோ ஒருத்தருடைய காகித கப்பல் மட்டும் வேகமா போயிரும். அந்த பக்கம் போயிரும். எதோ 1, 2 அ சிக்கி நின்றும். ஏதாவது 1 குப்பையில வந்து சிக்கி நின்றும். அத பார்த்து நாங்க மகிழ்ச்சி அடையிறது. நாங்க அதுக்குள்ள ஒரு போட்டியே வைக்கிறது. நான் தான் ஜெயிச்சேன். நீங்க தோத்துட்டீங்க.
ஆமா. ம். ம். ம்.
இந்த மாதிரி மழை வந்து பல நினைவுகளை நமக்கு வந்து கொண்டு வரும். அதேமாரி மழைக்கு மழை நேரங்கள்ல வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது, நம்முடைய பெற்ற தாய் படுகிற பாடு இருக்கே! அது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா, மழையில நனைஞ்சிட்டே வருவோம். அந்த காலத்தில வந்து அ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்குள்ள பள்ளிக்கூடம் இல்ல. ஒரு 10, 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிக்கணும். பள்ளிக்கூடம் வுடுற நேரத்துக்கு மழை வந்துரும். நனஞ்சிட்டே வருவோம். அது போனவுன்ன தாய் வாசல்ல நின்று, என் பிள்ள இப்படி நனைஞ்சிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி, அந்த தலையை துவட்டி விடுகிற அந்த அன்பு அ பரிதவிப்பு, அந்த ஆத்மா படுகிற வேதனை, <tsk> அதெல்லாம் வந்து இனிமேல் போற காலத்துக்கு இப்ப இருக்க குழந்தைகள் அனுபவிக்கிற அனுபவிக்கிறதா? என்று பார்த்தால், எந்த குழந்தைக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கல.
ஆமா. கண்டிப்பாங்க. ம். ம். ஆமா. ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி, அப்ப நீங்க சொன்னதை நானும் உணர்ந்துருக்கேன். அதாவது பயந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நடந்து தான் வருவோமா வீட்டுக்கு, மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கயில. "ஐயயோ! நம்ம பிள்ளை எங்கேயும் நின்னுக்கிச்சா? மாட்டிக்கிச்சா? வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்த ஒன்னே தான் அவங்களுக்கு அப்பாடான்ற மாரில்லாம் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற கால சூழல்ல எல்லாம் பஸ்ஸுல போறது, இல்லைனா வேற கூட்டிட்டு வரது இந்த மாதிரி எல்லாருக்கும் அ ஆள் இருக்கவும், அந்த ஒரு இது இல்லாம போயிருச்சு. அந்த பிணைப்பு வந்து இல்லாம போயிருச்சு.
இந்து சரி. இன்னொரு விஷயம், மழை பெய்ந்த உடனே நாங்க வந்து குழந்தை பருவத்தில செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா "உடனே வந்து காட்டு பகுதியில தும்பைச் செடி வந்துரும்" அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தும்பை இருக்கு இல்லையா? உணவு மர உணவு செடி, தாவரம். அந்த தும்பைச் செடி உடனே வளர்ந்துரும். எங்க வீட்டுக்கு பக்கத்தில உடனே வந்துரும். மழை பெஞ்ச 2 நாள்ல பெருசா வந்துரும். ஒரு 4 நாள்ல என்ன செஞ்சுருன்னா தும்பை வந்து நல்ல அ வெள்ளை நிறத்தில பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும். பூக்கள் பூக்க ஆரம்பிச்ச உடனேயே என்ன செய்றதுன்னா வண்ணத்து பூச்சி வ அந்த பகுதியில வந்துரும்.
ஆமா. ம். ம்.
காலையில பள்ளிக்கூடம் கிளம்புறதுக்கு முன்னால, அந்த தும்பைச் செடி இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று, அந்த வண்ணத்து பூச்சிகள போய் புடிச்சு, கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் நாங்க குளிச்சுட்டு, பள்ளிக்கூடத்துக்கே போறது. இந்த ஸ் மகிழ்ச்சியெல்லாம் எது தருகிறது என்று பார்த்தால், மழைநீர் தான் தருகிறது.
ஓ. கண்டிப்பாங்க. அந்த மழைன்றது மழைத்துளி வந்து அந்த பூமிய தழுவேல, எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வுலாம் நடக்குது. அந்த பூக்கள் பூக்குறது, அந்த பட்டாம்பூச்சிலா எல்லா பக்கமும் பறக்குறது, அ விவசாயிகள் வந்து சந்தோஷம் அடையுறது, எல்லாமே வந்து, அந்த மழை அ பூமிய தழுவும்போது நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குது இல்லயா?
குத்தையும் விட மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியது. ஒரு தாம்பூல தட்டில் நிறைத்து அ நிரம்பி வைத்திருக்கக்கூடிய பல்லாயிரம் மலர்கள் சேர்ந்த ஒரு மல்லிகையின் வாசத்தை விட
ம்.
ஒரு 5 நிமிடம் பூமியை தழுவுற மழைத்துளி தருகிற வாசனை இருக்கு பாத்தீங்களா? அந்த வாசனையினுடைய அற்புதத்தை, உணர்ந்தவர்கள் தான் மகிழ்ச்சி கொள்ள முடியுமே தவிர, உணர்தா உணராதவர்களுக்கு அதனுடைய, ஃபீல் என்னங்கிறதே தெரியாதுங்க.
கண்டிப்பாங்க.
அதான் மண் மண் மாசம் என்று சொல்கிறோம். தார் சாலையில் விழுகிற மழைத்துளி மழைத்துளியை பத்தி நான் சொல்லவில்லை.
ம். ம்.
மண்ணுல விழுகிற மழைத்துளினுடைய, நறுமணம். எவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு உணர்ச்சி உணர்ச்சிகளையும், மகிழ்ச்சியையும் அது தரும்ங்கிறத, நம்ம அனுபவிச்சா தான் அத நம்ம பார்க்க முடியும்ங்க.
கண்டிப்பா. ஏன்னா, நான் அந்த, மழைத்துளி வந்து அப்படியே மண்ணுல விழுந்துட்டு, அந்த மண் வாசனை வருமே? அது வந்து அப்படியே நம்ம அ, உண்மையாவே அது நல்லாருக்கும், சொர்க்கம் மாதிரி. அ நான்லாம் வந்து சின்ன வயசுல தட்டான், அ பின்னாடிலாம் கட்டிட்டு விளையாண்ட ஞாபகம்லாம், எனக்குலாம் தோணும். அந்த மழை வரையில. ஏன்னா, மழைக்காலங்கள்ல நிறையா தட்டான் வரும் இல்லயா? அது பின்னாடிலாம் கயிறு கட்டிட்டு, அ நாங்க ஓடியிருப்போமா! அதெல்லாம் எனக்கு வந்து, அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்து தூண்டும். அ உண்மையாவே நீங்க இப்ப சொன்ன ஒவ்வொரு இதுவும் "அ அந்த அ மழை துளி விழுகையில, எவ்வளவு ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. விவசாயிகளுக்கு எப்பிடி ஒரு நன்மைய தருது", அப்படிங்கும்போது, நீங்க சொல்லைல எனக்கு அது, கேட்க நல்லாயிருந்துச்சு. உங்கட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க நன்றி.
சரி, சரி. நிச்சயமா, நிச்சயமா. உங்க கூடயும் கலந்து பேசுனதுல எனக்கு ஒரு, மட்டற்ற மகிழ்ச்சி. அ, மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.